பக்கத்து வீடுன்னு சொல்லவே தேவயில்லைங்க. ஏன்னா அது ஒரு கிராமமா, அ எங்க வீட்டு அத்தை தான் மூத்தவங்க. அதே மாரி மாமாவும். மாமன்னாரும் மூத்தவர் தான். ஆ நம்ம கேட்கவே வேணாம். மொத்த குடும்பமும் நம்ம வீட்ல தான் இருக்கும். குழந்த, குட்டி
ஆஹா. சரிங்க. ஆ. ஓஹோ! சரி, சரிங்க. ஆஹ. பரவால்லங்க.
பக்கத்து எல்லாமே போய் குடுக்கணும்னு அவசியமே இல்லங்க. நம்ம வீட்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு அந்த உணவுகள நீங்க 5 பொங்கல் வச்சீங்கன்னா கூட, அத வந்து காலியாயிரும். <chuckles> ஏன்னா அடுத்த ஒரு பொங்கல் இருக்கு. அ எங்களுக்கு அத்தக்கு வந்து காடெல்லாம் இருக்கு. காடுல வெள்ளாமைலாம் பாப்பாங்களா! அப்ப காட்டுக்கு போயி, அந்த வெள்ளாம வெளஞ்ச இடத்துக்கு முன்னாடி ஒரு 3 கல் வச்சு, காட்டு பொங்கல்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. நல்லவேள எங்க வீட்ல கிணறு இல்ல. அ என்னோட கிணறு இருக்குங்க. அந்த கிணத்த மேட்ல பொங்கல், கிணறு பொங்கல்ன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதாவது ட்ப்
ஆஹா. ஆ. ஆ. சரி, சரிங்க. ஆஹா. ஓஹோ! அருமைங்க. ஆ. சரி, சரிங்க. ஆஹா. ஓஹோ! இது என்னங்க புதுசா இருக்குது? அ.
<laughs> அ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னு கேட்டா, வருடம் முழுவதும் அதுலருந்து தண்ணீ எடுத்து எறைக்கிறோம். அந்த காட்டுக்கு வெள்லாம போ அதனால அந்த கே அதாவது காலையில காட்டு பொங்கல், ஒரு மதியம் வந்து கிணற்று பொங்கல், அன்று மாலை கால்நடை பொங்கல். அந்த மாட்டு பொங்கல் அப்டிங்கிறது, அன்னைக்கு மாலைக்கு. இப்டி ஒரு நாளைக்கு 3 பொங்கலுங்க, அவங்க ஊர்
ஆ. ஆமாங்க. ஆஹா. ஆ. ஆஹா அருமைங்க, அருமைங்க. அதாவது, இது முன்னாடி முந்தின நாள் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு ஒரு பொங்கல், மதிய ஒரு பொங்கல். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மறுபடியும் 3 பொங்கல். இப்ப 5 பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்குது அப்டித்தானங்க? அ, ஆ.
இல்ல. அ பொங்கல் தான் எங்க ஊர்ல பொங்கல், இல்ல 5 பொங்கல். அம்மா வீட்லல்லாம் ஒரு காலையில வச்சுட்டே சாயங்காலம் வரைக்கும் அத சாப்பிட ஆள் இருக்காதே.
<laughs> ஆமாங்க. அதான், அதனால தான் நான் கேட்டேன். அந்த பொங்கல் என்ன பண்ணுவீங்க அப்டின்னு. இ 2 பொங்கலுக்கே நான் ஷாக்கானேன் இங்க 5 பொங்கல். ஆனா அந்த 5 பொங்கலுக்கும் அ அங்கேயே ஆட்கள் வந்துருவாங்க. நீங்க செய்ற இடத்திலேயே குடுக்குறக்கு. ம். நல்லா இருக்குதுங்களே இது.
அமா. ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இருப்பாங்க, இருப்பாங்க. அந்த மாட என்ன பண்ணிருவோம்னா, இனிப்பு சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் போட்டு, சாதத்த வந்து வடிச்சுருவோம். ஏன்னா, அது மாடுகளுக்கும் நம்ம குடுக்கணும். அந்த பொங்கல் ஆடு மாடு ஊட்டணும். அதனால இனிப்பு சேர்க்காம அந்த மிச்ச இருக்கிற பொங்கல அந்த மொச்சை கொட்டை கொழம்புன்னு அ அடுத்த நாளும் அது வைப்பாங்கங்க. அத மட்டும் அத வச்சு அந்த பொங்கலோட கலந்து வந்து அ சாதம் வந்து நாங்க குடுப்போம். பிரசாதமா எல்லாத்துக்குமே குடுப்போம்.
ஓஹோ! ஓஹோ! சரி, சரிங்க. ஓஹோ! ஓ! அருமைங்க. ஆஹா.